நிச்சயமா, நிச்சயமாங்க.
அஹ. அந்த அமைதி தாங்க உண்மயான அமைதி, வாழ்க்கையிலேயே. ஆனா வந்து, நம்ம வாழும்போது அத தேட முடியாது பாத்துக்கோங்களேன்!
கண்டிப்பா.
அப்போ, அந்த இயற்கையிலேயே வந்து இன்னொன்னு சொல்லணும்ன்னா, ஒரு பாட்டிலும் சொல்வாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, சின்ன வயசுல நான் கேட்டுட்டுருப்பேன். எங்க அப்பா வந்து <laughs> அப்பா வந்து, இந்த பாட்ட கே பாடிக்கிட்டே இருப்பாரு. பின்ன கேட்கவும் கேட்பாரு. அதில ஒரு விக்கல் அந்த மாதிரி ஒரு சவுண்டும் வரும். அது என்னன்னா, புயலுக்குப் பின்னே அமைதி, <hiccups> வரும் புயலுக்கு பின் சுகம் ஒரு பாதி. இருளுக்கு பின்வரும் ஜோதி. இது தான் இயற்கை நியதி. அடிக்கிற கை தான் அணைக்கும். <hiccups> இல்லைங்களா? அ நன்றிங்க.
கண்டிப்பா. சொல்லுங்க. பாடுங்க. பாடி காட்டிருங்க. <laughs> கண்டிப்பா. சொல்லுங்க. <laughs> அழகுங்க, அழகுங்க. இது இன்னொரு பாடல்லையும் இதே மாரி விக்குல வெச்சு ஏதோ ஒரு பாடல் வருங்க. மறந்துடுச்சு. அந்த பாடல்.
அது "விக்கலு விக்கலு விக்கலு, விக்கலு விக்கலு. போடாங்கோ!" அந்த மாதிரியா? அ, அ.
இல்லல்ல. இல்ல அப்படி கிடையாது. விக்கல் அப்படிங்கிறது வார்த்தையா கிடையாது. விக்கல் நடுவுல அப்படியே பாடிட்டுருப்பாங்க. நடுவுல அப்படியே விக்கல் வரும் எ பழைய பாடல் தாங்க. பழைய பாடல் தான்.
அ. ஓ! பழைய பாட்டாங்க? ஓ. கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சுருவோம். என்ன இப்போ!
மறந்து போச்சு என்னன்னு தெரில, மறந்து போச்சு. சரிங்க. இல்ல அது இயற்கையோட அந்த அழக பாருங்களேன், அந்த விக்கல கூட, அந்த பாடல க சரியான ஒரு இடத்தில பொருந்திவிட்டு, <chuckles> அப்படியே ஒரு நல்ல அழகான பாடலா மாத்துது. அதுவும் இயற்கையினால தான் முடியும்.
அ. அது அதில சொல் இ அதாவது இருளுக்கு பின் அந்த புயலுக்கு பின்னே அமைதின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா! அதில, அந்த அதே மாதிரிதாங்க வாழ்க்கையில புயல் எல்லாம் அடிச்சு, கிடுச்சு, ஓஞ்சு அதாவது இன்னும் சொல்லணும்னா அந்த வாலிப வயசில தொடங்குதுங்க இந்த காதல்ல. இந்த காதல்ல தொடங்குற பிரச்சனை, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தைங்க வளர்ந்து ஒரு பருவமானத்துக்கு அப்புறம், அந்த புயல் அடங்கிட்டு மனசு ஒரு அமைதிய தேடும்போது, அந்த இயற்கைதாங்க அதுக்கு பதில்!
நிச்சயமா. கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா.